ஆ கேள்விப்பட்டுருக்கேங்க. ம்.
ஆ. அது போட்டு அடுத்து வந்து வாழ்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்ப படிப்படியா வந்து கட்டியிருக்காங்க. அந்த வீடு கட்டனதே வந்து முதல்ல ஒத்த ரூம் வந்து 1 ரூம் மட்டும் எடுத்திருந்திருக்காங்க. ஏன் கிச்சன் கூட கிடையாது. ஒரே ரூம் மட்டும் எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு சமையல் அறை எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு பெட்ரூம் எடுத்திருக்காங்க. அப்டியே இது ம்.
ம். ஓ! ஓ! ஒண்ணு ஒண்ணா தான் முயற்சி பண்ணி அவங்களால பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்க குழந்தைகள்லாம் வளர்ந்துருப்பாங்களோ! அப்பலாம் அவங்க
ஆமா. அதுதான். ஒவ்வொருத்தர் வளர, வளர வந்து அவங்க ஒவ்வொரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது கேட்கும்போது, நமக்கு இப்ப வந்து ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். ஆ அந்த சிந்தனைலாம் வந்து நமக்கு இப்ப வரமாட்டிது. இப்போ உள்ளவங்கலாம் என்ன பண்ணறோம்னா, சட்டுன்னு வந்தா வந்து கட்னா வீட ஃபுல்லா கட்டிரணும். அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் தான. கடன் வாங்கி கூட முழுமையா கட்டிற்றோம்.
ஜோ ம். ஆம். அது கடன்ல போய் முடிஞ்சுருது.
இல்லையா?
இப்ப எங்க வீடுமே எங்க அப்பா, அம்மா வீடுமே அப்டிதாங்க. இந்த இப்ப நீங்க சொல்ற நெலமையில தான் இருக்கு டக்குன்னு அ அவங்களுக்கு வீடு வேணும்னு சொல்ட்டு வ இது கட்டிட்டாங்க. இப்ப ஆனா கடன்ல இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அது, அது.
அதுதான். அ